இப்ப வந்து, அ எல்லாருக்குமே வந்து இந்த மொழி பிரச்சனை வந்து நடந்திருக்காதுன்னு தான் நான் சொல்வேன். அது ஒரு சிலரு வந்து இந்த ஊர் விட்டு ஊர் போனா, அ இல்லாட்டி ஏதாவது ஒரு புதிய வேலை இப்ப நம்ப நம்ம ஊர்ல வந்து இருந்துட்டு, நம்ம மொழியில இருந்துட்டு வேறு மாநிலத்துக்கு வந்து நம்ம வேலைக்கு போனாவோ, இந்த மாரி ம சிக்கல்கள் வந்து ஏற்படும். அந்த மாரி உங்க வாழ்க்கையில வந்து, மொழி பிரச்சனையை வந்து சந்திச்சுருக்கீங்களா? அத பத்தி வ் அ எதல அது எப்படில்லாம் நீங்க சமாளிச்சு வந்தீங்க? அத பத்தி என்னோட பகிர முடியுமா?
ஆ கண்டிப்பாங்க. இந்த மொழி பிரச்சனை வந்து நான் நெறைய நானு சமாளிச்சிருக்கிறேன். அ அத சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுங்க. எனக்கு அப்படியே சில டைம் பயமே வந்துரும். அ இதுல என்னான்னா, ஒரு நம்ம 1 ஊர்ல போய் தங்கி, அந்த அதன் அந்த மொழிய வந்து நம்ம கத்துக்கவ கத்துக்குறோமோ, இல்லையோ அட்லீஸ்ட் புரிஞ்சிப்போம். ஆனா, அத பேசலான்னு வரம்போது பார்த்தா ஒரு மாரி பயமா இருக்கும், நமக்கு பேசுறதுக்கு. "எங்க தப்பா போய்டுமோ?" அப்படீன்னு. நம்ம சரி, அ "இத பண்ணுங்க." அப்படீன்னு சொல்றதுக்கு பதிலா, "இத பண்ணீடு." அப்படீன்னு நம்ம சொல்லிடுவோமோ? அதாவது அந்த மரியாதை குறைவா பேசிருவோமோ? அப்படிலாம் நாங்க நெறைய
ம்ஹ்ம். ம். கண்டிப்பாங்க. <laughs> ஆமா. "தப்பாயிடுமோ?" அப்படீன்ற மாதிரி. அ மரியாதை. ஆ, ஆ. அந்த மலையாளம்லாம் அப்படிதாங்க இருக்கும். ஒரு நம்பளலாம் அப்படிதான் பேசுற மாதிரி இருக்
ம். ம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்ங்க. ஒரு சில மொழியல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ப இதுல அ கொஞ்சம் மரியாதை கொறைவா அந்த வாடி, போடின்னுலாம் பேசுவாங்க இல்லையா? ஆனா அது வந்து வேற ஒரு மொழியில்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் மரியாதையா இருக்கும். <laughs> அந்த 'டீ' கடைசியா 'டீ' போடுறது வந்து மரியாதையா இருக்கும். அ அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துரும். இது எப்புடுறா? நம்ம வாயில இது வரைக்கும் பேசி பழகினதே இல்லையே, இது எப்புட்றா சொல்றதுன்ட்டு. நான் சில டைம் நெறைய வாட்டி ரொம்ப அமைதியாவே இருந்துருக்கங்க. அதுவும் இன்னும் சொல்லப்போனா
ஆமாம்மா. அப்படியா! <laughs> ஆ வித்தியாசமா இருக்கு. ஓ! அதானே. <laughs> அப்படியா! ஓய் எந்த மாதிரியான இந்த மாரி ஆச்சு உங்களுக்கு? எதாவது 1 உதாரணம். ஏதாவது 1 சம்பவம் நடந்திருக்கு. அத பத்தி பகிர முடியுமா?

அச்சச்சோ!
நடுக்கோடெல்லாம வரையான்.
ஆ. <laughs>
<laughs> அப்படியே 1னு காமிச்சா 1 கிலோன்றாங்க அவங்களே. அப்புறம் அந்த மாதிரி தாங்க சமா ஏங்க 1 வருஷம் அப்படிதாங்க நான் சமாளிச்சேன் நானு. ஏன் கேட்குறீங்க? அப்புறம் கொஞ்சமா அத கத்துக்கிட்டு அப்புறமேலாம் நான்லாம் யாரையுமே கண்டுக்கிறதே இல்ல. நான் பாட்டுக்கு போன நான் பாட்டுக்கு காய்வாங்கி, நான் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பேன். இதில என்ன தெரியுங்களா? சில டைம் இத ஃபோன்ல வச்சு, வச்சு காமிப்பேன் பாருங்களேன். இப்போ ஒரு ஒரு பேச்சுங்க கத்திரிக்காய் நம்ம அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வகை கத்திரிக்காயும் அதில காமிக்கும்.
சிரிப்பா இருக்கு. ஆ. ஆ. அதுக்கப்புறம் நீங்க மொழிய கத்துக்கிட்டீங்களா? அவ்ளோதான். ஆ. ம். ஆமா. ஓ! பெருசு, சின்னது. இந்த கலர்லாம். ஆ.
ஆமா. ஆமா. அதுல அந்த இப்போ நான் வந்து அம் அ பர்பிள் கலர் கத்திரிக்காய் காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கத்திரிக்காய் அவன்ட்ட இருக்காது.
ஆ. <laughs>
ஆனா, அதுக்கு பதிலா வேற கத்திரிக்காய் இருந்தாலும் அவன் கொடுக்கலாம் நம்மள்ட்ட. நீட்ட கத்திரிக்காயோ இல்ல ஆமா. பொதுவா இல்லன்றுவான். அச்சச்சோ அண்ணா அப்டீன்ட்டு.
ஆமா. இல்லைன்றானா? ஐயோ! <laughs> யா அப்டி மொழி பிரச்சன தான் இப்டின்னா, இந்த மாரி புரிஞ்சுக்கிறதுலயும் பிரச்சனையா?
ம். ஆமா. அப்புறம் இது இத தவிரங்க மெடிக்கலுக்கு போய் மாத்திரை வாங்கும்போதும் அதே மாதிரி தாங்க. இப்ப மெடிக்கல் சீட்டோட போயிட்டோம்னா, பரவால்ல. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு மெடிக்கல் அதுவும் அவன் காலையில சாப்பிடுங்க. மதியம் சாப்பிடுங்கன்னு நமக்கு விளக்கி சொல்லுவான் பாருங்களேன். உண்மையாலுமே நமக்கு புரியவே புரியாதுங்க. அதுவும் அந்த ஊர் அந்த ஊர்ல எப்படி தெரியுமாங்க? நம்ம ஊர்லயாவது என்ன பண்ணுறாங்கன்னா, வேற வேற 3 இப்போ காலையில சாப்பிடற மாத்திரை தனி கவர் போட்டு காலைன்ற இடத்துல 1 ன்னு இருக்கும். மாலை ஆமா, ஆனா அந்த ஊர்ல அப்படி இல்லைங்க. எல்லா மாத்திரையும் ஒரே கவர்ல.
ஆ. ஆமா. <laughs> ஆமா. ஐயயோ! அப்புறம் எப்படி சமாளிச்சு வந்தீங்க? ஆமாமா. டிக்கில்லாட்டி போடுவாங்க.

ஐயயோ! ஆ.
அவ அவங்க அந்த மாரி எடுத்துக்கிட்டு அவங்க அதுக்கேத்த மாரி பேசுவாங்க. அப்புற மேலு வாட்டர் வாட்டருன்னு சொல்லிட்டு, அப்புறம் இல்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறலாம் அவங்களுக்கு புரிய வச்சு, அந்த தண்ணி கேன கொண்டு மறுபடியும் வைக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடும். ம்.
கஷ்டந்தாங்க. <chuckles> ஒரு சாதாரண ஒரு வாக்கியம் தான், அதுவே எவ்வளோ திண்டாட்டமா இருக்கு பாருங்க. அ.
ஆமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பொண்ணு பக்கத்தில அந்த பொண்ணு இருக்கா பாருங்களேன், இப்ப யாராவது வந்துட்டு இப்போ தண்ணி கேன் வைக்க வரவங்க வருவாங்க. இல்லனா ஒரு கரண்ட் பில் எடுக்கிறவங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக யாராவது வந்தாங்கன்னா," அவங்களுக்கு மொழி தெரியாது. நீங்க எதுனாலும் என்ட்டயே சொல்லுங்க. அவங்களுக்கு பேசத் தெரியாது, அவங்களுக்கு பேச வராது." இப்டியே அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. எனக்கோ சரியான
ஆ. <chuckles> ஆ. உங்ககிட்ட பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா?
அந்த பொண்ணு என்கிட்ட பேசும். ஆனா வரவங்கள்ட்டலாம் வந்து அப்டி சொல்லும். வரவங்கள்ட்ட மட்டும் இல்லைங்க, 1 நாள் அந்த பொண்ணுட்ட தெரியாம கோயிலுக்கு போய்ட்டேன், அந்த பொண்ணு கூட.
ஆ. ஆ. <chuckles>
ஏங்க வழி நெடுக்குங்க எல்லாத்துக்கிட்டயுமே, இவங்களுக்கு தெரியாதுங்க, இந்த பாஷை தெரியாது அவங்களுக்கு. நீங்க எதனாலும் என்ட்ட சொல்லுங்க. அப்புறம், அங்க போய் கோயில்ல போய், <laughs> கோயில்ல போயிட்டு அர்ச்சகர் வந்து பேர்லாம் கேட்கிறாரு, "அவங்களுக்கு தெரியாது, நான் சொல்றேன். அப்டின்னு சொல்ட்டு அந்த பொண்ண சொன்னது." ஆஅ அப்புறம் பூ வாங்குற இடத்துல பூ வாங்க போறோம். நான் போயிட்டு நானே போய் தைரியமா கேட்கறேன். சைக காமிச்சாது கேட்கறேன். இந்த பொண்ணு, "உங்களுக்கு இந்த ஊர் பாஷ தெரியாது. நான் உங்களுக்கு வாங்கி தரேன்." அப்டின்னு போயிட்டு அந்த பொண்ணு போய் முன்னாடி நிக்கிது. அப்புறம் நான் கே நான் பேச போறேன். அவங்க அந்த அம்மா என்கிட்ட பேசுறாங்க, பூக்கார அம்மா என்கிட்ட பேசுறாங்க. இந்த பொண்ணு அதுக்குள்ள, "அவங்களுக்கு மொழி தெரியாது. நீங்க என்ட்ட சொல்லுங்க." அப்டின்னுது. ஐயோ! ஏம்மா கொஞ்சம் கம்முனு வரையம்மா! ஏன் என் மானத்தை நீயே வாங்காத. கொஞ்சம் கம்முனு வாயே. அது அது என்ன ஆச்சு தெரியுங்களா, அந்த தெருவுல இருக்கவங்க எல்லாருமே என்னை ஒரு மாரி பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ இந்த பொண்ணுக்கு பாஷை தெரியாதா அப்டின்ட்டு. ஏங்க போய் ஆமா போய் ஒரு 1 வாரத்துலேயும் அந்த அந்த தெருவிலே ஃபேமஸ் ஆயிட்டேங்க நானு. <laughs> நான் நான் போனாலே, அவங்க ரெடியா நான் மொபைல் எடுத்து வச்சுக்கிறாங்க
ஐயயோ! <chuckles> அட கடவுளே! ஏனா போன மாரி இருக்கும். ஐயோ! சிரிப்பா வேற இருக்கு. அஹ். ஆ. <chuckles> ஆ. ஆஹ்ஹ! உங்கள பேசவே வுட மாட்டாங்க போலருக்கு. அ. அதான், <laughs> தம்பட்ட அரைச்ச மாரி இருக்கு. ஆமா வித்தியாசமால பாப்பாங்க. <chuckles> <laughs> கடவுளே! அ. ஓ! ட்ரான்ஸ்லேட் பண்றதுக்கா?
அவங்க என் ஆமா ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க. அப்டி இல்லனா ஃபோட்டோல ஃபோன்ல வந்து அந்த ஜாமான் வாங்குற ஃபோட்டோவ காமிக்க சொல்றாங்க. ஐயயோ என்னடா இது! <chuckles> அப்டின்ட்டு, ஆனா உண்மையாலுமேங்க அந்த பொட்டு கடலைலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சொல்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு எனக்கு. பொட்டு கடலை, கடுகு ஆமா கடுகு வாங்கும்போதோ, பொட்டு கடலை வாங்கும்போதோ அப்புறம் க முக்கியமா காய்ங்க. நம்ம ஊருல 1 பேர், அந்த ஊருல 1 பேருங்க. ஆ ஆமா.
ஆ! ஓ! அப்டிலாம். ம். ஆமா. <chuckles> கடையில போய்ட்டா? அ. அட கடவுளே! எப்டி அதெல்லாம் வாங்குனீங்க? பார்த்து சைகைலயேவா இல்ல, இந்த ஃபோன் சொன்னீங்களே அந்த மூலியமாவா?

நம்ம எப்பவுமே இப்பிடி அப்டிலாம் திரும்ப மாட்டோம் இல்லையா? நான் நேரா பார்த்துட்டு வண்டில வந்துட்டு பாட்டு கேட்டே வ அப்பிடியே ப கவனிச்சுட்டு போயிட்டு இருக்கிறங்க. இந்த பின்னாடி இருந்த ஒரு ஆள் வந்துட்டு ஏம்மா, வந்து இங்க உக்காரு அப்பிடின்ற அவரோட பாஷையில சொல்றாரு.
ஓ! உங்களுக்கு புரிஞ்சுதா? ஓ! புரியல. ஆ.
நான் அத கண்டுக்காம நான் இல்ல, நான் பாட்டுக்கு ஒ நின்னுட்டு இருக்கிறேன். அந்த ஆள், ஏம்மா, வந்து உட்காரும்மா, அப்பிடின்றாரு இங்க. நான் அதையும் கண்டுக்கல. ஒரு 5 6 வாட்டி சொல்ட்டாருங்க, எம்மா உக்காரும்மா எம்மா உக்காரும்மான்டு இங்க. நான் ஸ் கவனிக்கல உன்னயே ஆமா. டிரைவர் டக்குன்னு வண்டிய நிப்பாட்டிட்டாரு. என்னடா டிரைவர் வண்டிய நிப்பாட்டிட்டாருன்னவுனே, டிரைவர் திரும்பி டக்குனு என்ன பார்த்தாரு. என்ன நம்மள பார்க்குறாரே, <chuckles> அப்பிடின்ட்டு நான் பார்த்தன்னா, அதுக்கப்பறம் அவரு சைகையில கைய இப்பிடி பின்னாடி காமிப்போம் இல்லையா? பின்னாடி காமிச்சு, "அங்க பாரு" அப்பிடின்னு சொன்னாரு. அப்பறம் பாத்தா சீட் இருந்துச்சு, அப்புறம் போய் உட்கார்ந்தா அந்த சலிச்சிக்கிறாப்ல, அந்த டிரைவர் சலிச்சிக்கிறாரு. அந்த சொன்ன ஆளும் சலிச்சிக்கிறாரு.
ஆ. ஐயய்யோ! புரிஞ்சிக்க முடியல உங்களால, ஆ. ஆ. ஆமாமா. <chuckles> <laughs> நமக்கு தெரிஞ்சா இப்பிடி பண்றோம்? தெரியாம தான் பண்றோம். ஆனா, இந்தமாரி இடங்கள்ல நெறைய கொஞ்சம் அசிங்கப்பட்றமாரி தான் இருக்கும் போல இருக்குது. ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். ம்
ஆமா. ஆமாங்க. ஆமாங்க. அ, அது ஆனா, அந்த ஒரு வருஷம் நம்ம தாக்கு புடிக்கிறவரைக்கும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நம்ம ஒண்ணு சொல்லுவோம், அவுங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா. ஆ, நெறைய ஸ் துணி கடைக்கெல்லாம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அங்க அப்பிடிதாங்க. நம்ம ஒரு கலர் கேட்போம். அவுங்க ஒரு கலரு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சைஸ் கேட்போம். நம்ம ஒரு டிசைன்ஸ்ஸ கேட்போம், அவுங்களுக்கு அது புரியாது. ஆ, நான் நெறைய அந்தமாரி எல்லாம் விஷயங்கள்லாம் இருந்துச்சுங்க, மொழி பிரச்சனையால.
ம். ரொம்பவே சரியா சொல்றீங்க. ம். ஆ.